கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ நம்ப இப்ப பொங்கல் அப்டின்னா, ஆனா நம்ளுக்கு அது ஒரு 3 நாளா ஒரு கொண்டாட்ற விழாவா நம்மளுக்கு இருக்கு. பண்டிகை விழாவா. அப்போ அந்த 3 நாளா 1, 1 நாளு ஒரு, ஒரு மாதிரி நம்ப வீட்ல கொண்டாடுவோம். இல்லன்னா சில பேர்லாம் வந்து 1 நாள் தான் கொண்டாடுவோம். அ சில பேர்லாம் மாடு வச்சிருக்கவங்கன்னு பாத்தீங்கன்னா 2 நாளுமே அது நல்லா ம் மாட்டு பொங்கல்லன்னைக்கி நல்லா கும்புடுவாங்க. முன்னாடி பொங்கல் அன்னிக்கு தைப்பொங்கல் அதையும் கும்புடுணு சொல்லிட்டு கும்புடுவாங்க. அந்த மாரி உங்க வீட்ல என்ன மாதிரி வழிமுறை நீங்க கட்டு-கடைபிடிப்பீங்க?
ஆமாங் நம்ம வீடு நம்ம சைடு பாத்தீங்கன்னா 3 நாளுமே திருவிழாதாங்க. அதாவ நீங்க சொல்ற மாரி தை திருநாள் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கி ஏதாது விஷேஷமானா திரைப்படம் வரும். அதாது திரைப்படம்ன்னா நமக்கு புடிச்ச ஹீரோஸ்ல்லாம் பாத்தீங்கன்னா வ திரைப்படம் வர்றனால ஏன்னா குடும்பத்தோட
கண்டிப்பா, கண்டி கண்டிப்பாங்க. ஓ! இப்ப படம் வர்றதே நீங்க ஒரு பண்டிகையா ஆக்கிட்டீங்க. அப்டிதானே? <chuckles>
ஆமா. பண்டிகை நாள்லதான் படமே வருதுன்னு வைங்களேன். <laughs> க ஆமாங்க. அப்போ அந்தத் திரைப்படம் பாக்கறதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மொதல்லைல்லாம் நம்ம தனியா வீட்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு 4 பேரு போவோம். இதே நீங்க ஒரு பேமலி பங்சன்ல நீங்க போய் கலந்துட்டு அந்த அன்னைக்கி பட திருவிழா நாள்ல படம் வருதுன்னா, போடுங்க டிக்கெட்டு! 20, 30 பேரு போயி ஒரு ஒரு ஒரு விதமா நம்ம போய் எல்லாரும் சேந்து போய் பாக்றது ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு சந்தோஷமா நான் பாக்றங்க. இதே 2து நாள் அந்த மாட்டுப் பொங்கல்ங்குறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நான் மொதல்ல சொன்ன மாரி மாடுகளுக்கு வழிபாடு நடத்தி அந்த அன்னைக்கி நம்ப வந்து பொங்க வச்சு, அந்தப் பொங்க வைக்கறதுல பாத்தீங்கன்னா போட்டி நடக்கும். "யாரோடது மொதல் பொங்குது? யாரோடது எப்டி?" அத ஒரு போட்டி நடத்தி அந்த பொங்கல நம்ம சாப்ட்டு மகிழ்ந்து அது ஒரு விதமான சந்தோஷங்க. இதே கடசி நாள் பாத்தீங்கன்னு வைங்ளேன். அந்த அன்னைக்கி தான் நான் வெஜ் செய்வாங்க. நான் வெஜ்ன்னு பாத்தீங்கன்னா, இல்லாத வெரைட்டியே இருக்காதுங்க அந்த மாரி.
கா அ கண்டிப்பா அது ஒரு உண்மதான். <chuckles> கண்டிப்பாங்க. எல்லாத்துக்கும் சேத்து. சந்தோசம். கண்டிப்பா, கண் கண்டிப்பா, கண்டி ஓ! சரிங்க.

இப்போ அந்த ஊரு பக்கம்ல நீங்கச் சொல்ற மாரி அழகா இருக்குல. பொங்கல் திருநாள் அன்னைக்கு அந்த விளையாட்டுப் போட்டிகள்லாம் அந்தத் தெருல இருக்கறவங்களுக்குலாம் சேர்த்து வைப்பாங்க. அதுல ரொம்ப பார்க்க அருமையா இருக்கும்ல. எங்களுக்கு அந்த மாரி பார்க்க கா அந்தக் காட்சிகளப் பார்க்க வாய்ப்பு கிடைக்கல. அதா நீங்கச் சொல்லம்போது ஆர்வமா இருக்கு. அது அவுங் நீங்கலாம் பாத்துருப்பீங்கள்ல. நல்லா ஜாலியா இருந்துருக்குல?
ஆமாங்க. அதா பாருங்க. வருஷ, வருஷம் பாத்தீங்கன்னா விளையாட்டுப் போட்டிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த மா அந்த ரெண்டாவது நாள்ங்கிறது கண்டிப்பா அது நடக்குங்கம். விளையாட்டுப் போட்டிங்கிறது பாத்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களே ஸ்பீக்கர்லருந்து அந்த இடத்த அலங்காரப்படுத்தி, ஏ ரன்னிங் ரேஸ் அதுக்கு ஏத்த மாரி ஒரு இடம், இல்ல ல லெமன் அண்ட் தி ஸ்பூன் அந்த மாரி ஒவ்வொரு கேம்க்கு ஏத்த மாரி பாத்தீங்கன்னா, அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி அ நல்ல ஸ்பீக்கர் போட்டுப் பாட்டு போட்டு ஆரவாரமா அத கொண்டாடி, அந்த நாள் எல்லாருமே தொடங்குவாங்க. இப்டி தொடங்குவாங்கன்னா, ஆண்களுக்குன்னு ஒரு போட்டி, பெண்களுக்குன்னு ஒரு போட்டி. ஆ பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா, அந்தத் தண்ணி வந்து கையில எடுத்துட்டு போய் ஒரு பாட்டில்ல ஊத்துவாங்க. அதுல ஒரு போட்டி வச்சு அதுல யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். இப்ப நல்லா ஜெயிக்கிறவங்களுக்கு
ஓ! ஒ சரிங்க. ஓ! சரிங்க. ஒ சரிங்க. அதுல வந்து யாரு வேணா கலந்துக்கலாமா? யாரு வேணா கலந்துக்கலாமா? அந்த ஏரியால இருக்கறவங்க மட்டும்தான் கலந்துக்கணும்.
அதா சொல்றேன் பாருங்க. அதா சொல்றேன் பாருங்க. அந்த ஊர் மக்கள் வந்து நடத்துறதே அந்த அன்னைக்கு யாரு அந்த ஊர்ல இருக்கறாங்களோ எல்லாருமே கலந்துக்கலாங்க.
ஆ. ஓ! சரிங்க, சரிங்க, சரிங்க. ஆனா, அந்த செலவுலாம் வந்து, அந்த அவங்கள அந்த ஊர்ல இருக்கறவங்க பாத்துப்பாங்க? அதுக்கான செலவுகள்.
ஆமாங்க. செலவு எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஊர் மக்களே பாத்து எல்லாமே நமக்கு பண்ணி குடுத்துருவாங்க.
ஊர் நல்லா இருக்குங்க. பரவால்ல. அ.
நம்ம வந்து அந்தப் போட்டியில வந்து நம்ம கலந்துக்கிட்டு நம்மளோட ஒரு ஒரு ஈடுபாடு காட்டி நம்மளோட பங்கேற்பு இருந்தாலே, அவங்க சந்தோஷப்படுவாங்க. ஓ இவங்களும் கலந்துக்கிட்டாங்களா, எனக்குச் சந்தோஷம் அந்த மாரிங்க.
ஓ சரிங்க, சரிங்க. ஓ சரிங்க, சரிங்க. இதத்